ரொம்ப உதவி பண்ணாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த வேலைய நான் வீட்லருந்தே பார்த்தேன். அதனால ஆ
ம். ம். ஓ! அப்படியா சா அ. ம்ஹ்ம்.
ஆமா. அதுதான் நான் அவுங்ககிட்ட அ என் கைத்தொலைபேசி மூலமா தொடர்பு பண்னேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா டக்குனு அவங்ககிட்ட கேட்பேன். அவங்க டக்குன்னு எனக்கு பதில் குடுப்பாங்க. அதனால ரொம்ப காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆ அதுக்கப்பறம் நெ ய ய அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5:00 மணி, 6:00 மணிக்குள்ள 2000 வார்த்தைகள் அ நீங்க எழுதி எ எனக்கு அனுப்பணும்ன்னு. நானும் அதச ஸ
ஆ. ம். ம். அது நீங்க முதல் நாளிலே முயற்சி பண்ணீங்களா சார்? உங்களால அது முடிஞ்சுச்சா? செய்ய முடிஞ்சுச்சா?
ஆ முடுஞ்சுச்சு. உண்மையை சொல்லப்போனா, நான் காலையில ஆரம்பிச்சேன். 9:00 மணி ஆரம்பிச்சிருப்பேன் எழுத ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா எனக்கு என்னன்னா, ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சு. சரி நம்ப அதுக்கப்பறம் பண்ணலாம் அதுக்கப்பறம் பண்ணலாம்ன்னு அப்படியே த நேரம் தள்ளி போய்ட்டே இருந்துச்சு. அ அதுக்கப்பறம் தான் தோணுச்சு, ஐயோ! நம்ப எப்படியாவது பண்ணி முடிச்சுரணும்னு ஒரு அ உண்மையை சொல்லப்போனா 6:00 மணிக்கு குடுக்க வேண்டியதை ஒரு 3:30, 4:00 இல்லாட்டி அதுக்கு முன்னாடி தான் நான் ஆரம்பிச்சேன். அதனால ரொம்ப டக்கு டக்குன்னு எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஆனா எப்படியோ முடுச்சுட்டேன். ஆமா.
ஆமா. ம். ம். ம். ம்ஹ்ம். ம். ம். ம். ம். கண் அ உங்க நீங்க கட்டுரை எழுதுற அந்த ஆர்வம் வந்து இப்ப உங்க தந்தை எதாவது நீங்க எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது, அதுக்கு ஏதாவது அ ஹெல்ப் பண்ணுவாரா சார்? இந்த மாரி எழுது இந்த மாரி எழுதுங்க, இந்த நடைமுறையில எழுதுங்க. நீங்க இந்த மாரி எழுதினீங்கன்னா மக்கள அதை வந்து புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி யாராவது உங்க நண்பர்களோ, இல்ல உங்க பெற்றோர்கள், யாராவது உங்களுக்கு வந்து உதவி இருக்காங்களா?

அது ரொம்ப நல்ல கேள்வி. உண்மைய சொல்லப்போனா, எனக்கு வேலை இல்லாத நேரத்துல <tsk> ஒரு கல்லூரியிலருந்து ஒரு நண்பர் தான் அந்த வேலைய <tsk> அ கொடுத்தாங்க <tsk> நண்பர்ன்னா அ என்னோட படிச்சவங்க தான். அவுங்க வந்து கேட்டு இருந்தாங்க, எனக்கு <tsk> நான் வேல பாக்குற இடத்துல ஒரு எழுத்தாளர் வேணும். நீ பண்றியா? நான் சரி நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு அவுங்ககிட்ட சொன்னேன். அதனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கு இந்த வேலை புடிக்காம இருந்தாலோ! இந்த வேலைய விட்டுப் போனோன்னா, <smacks lips> அவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. நமக்கு வேண்டிய நேரத்துல அவுங்க உதவி பண்ணாங்க. <smacks lips> நம்ம வந்து விட்டுப் போனா எப்பிடி இருக்குன்னு எனக்குத் தோணுச்சுனா. ஆனா, அதுக்கப்புறம் நானும் நிறைய மாசமா வேலை பாத்து, வேலை பாத்து ஒருநாள் அவுங்ககிட்ட சொன்னேன், "என்னால பண்ண முடியலன்னு." ஆனா, அதச் சொன்ன பிறகு என்னைத் திட்டுல ஒண்ணுமே சொல்ல. சரின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, அவுங்களுக்கே புரிஞ்சிருக்கு, இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ஏன்னா கொஞ்சம் மாசம் பிறகு அவுங்களும் அந்த <tsk> அல் விட்டு, விட்டி இன்னொரு வேலைய எடுத்துக்க போனாங்க அவுங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு ஆமா. <tsk> அதுக்கப்புறம் நான் மொ மொதல்ல எ எழுதுறதுல தான் வேலை ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா எழுத்துறது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுலபமான வேலைக்குப் போகலான்னு நான் வந்து அ திருத்தல் வேலை பார்த்தேன். <swallows> அதனால மற்றவர்கள் எழுதிய அ, அறிவியல் கட்டுரைகளா இருக்கட்டும். சில அந்த PhD படிக்கிறவங்கள்ல்லாம் நீங்கப் பாத்துருப்பீங்க. அவுங்க அந்த PhD வாங்குறதுக்காகச் சில <tsk> கட்டுரைகள் எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் திரட்டி திருட்டு அ பண்ணுவேன். திருத்தம் பண்ணுவேன். ஆமா.
ம். ம். ம். ம். ம். ஆமா. கண்டிப்பா சார். ம். ம். ஆமா, ஆமா. கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா சார் ம். ம் ம். ம். ம். ம், சரி. ம், ம். ஆமா, ஆமா சார். ஆ. ஆ, சார். சரி. சரி. இப்ப உங்கள மாரி கட்டுரை எழுதுறவங்களுக்கு இது ஒரு கடைசி கேள்வியா வச்சுக்கலாம். உங்களமாரி கட்டுரை எழுத ஆர்வம் உள்ளவங்கள புதுசா புதுசா வர்றவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க?
நான் என்ன அறிவுரை குடுப்பேனா, நீங்க முதல்ல எழுதுறதுக்கு முன்னாடி நல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. வை உங்க தலைப்ப வாசித்த பிறகு உங்க கட்டுரைய யாரு வாசிக்கப் போறான்னு நல்ல ஆராய்ந்து பாத்துட்டு அவுங்களுக்கு என்ன புடிக்குன்னு பாத்துட்டு, அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து முதல் தடவையா உங்களால முழுசா செயல்பட முடியலன்னா பயப்படாதீங்க. நீங்க எழுதிட்டு திரும்பி திருத்தும் பண்ணிட்டு, திரும்பி எழுதிட்டு திரும்பி திருத்தும் பண்ணிட்டு அப்பிடியே நீங்கப் பண்ணி, பண்ணியே நீங்க முடிச்சிட்லாம். அதனால நல்லா நிதானமா எழுதுங்க. பயப்படாம எழுதுங்க. ஆமா.
ம். ம்ஹ்ம். ம். ம். ம் சரி சார். அ, சரி. சிறப்பான பதில் சார். ர நி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா மத்தவங்களுக்கும் தெளிவா வந்து புரியிறமாரி பதில் சொன்னீங்க. அ சிறந்த பதில் சார். மீண்டும் சந்திப்போம்.
உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மிக்க நன்றி.
ம்.

அது ரொம்ப அழகான கேள்வி. நீங்கச் சொல்ற மாதிரி நிறைய எழுத்தாளர்களுக்கு <smacks lips> எ எங்கிருந்தோ ஒரு இடத்திலிருந்து அவுங்களுக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கும் <smacks lips> ஒருத்தர் அவுங்கள வந்து நல்ல ஊக்கு வச்சிருப்பாங்க. என்னுடைய சூழ்நிலையப் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து எழுத மாட்டாங்க. ஆனா பயங்கரமா வாசிப்பாங்க. புத்தகங்கள் வாசிப்பாங்க. ஆங்கிலத்துல வாசிப்பாங்க. தமிழ்ல வாசிப்பாங்க. ஆ, <smacks lips> நிறைய மெகசீன்ஸ்லா வாசிப்பாங்க. அதுல இருந்து தான் எனக்குப் புத்தகங்கள் வாசிக்கிற மேல ஒரு <tsk> பயங்கர ஒரு ஈர்ப்பும், ஆர்வமும் வந்துச்சு. வாசிக்க, வாசிக்க தான் எனக்கு எழுத ஆசை வந்துச்சு. சரி, இவங்கள மாதிரியும் நம்மளும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் நான் வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது நீங்கக் கேட்ட ஆசிரியர்கள் நல்ல ஊக்கு வச்சாங்க. <tsk> ஒரு ஆசிரியர் சொன்னாங்க. சரி, உனக்கு நல்லா எழுத வருது. ஆ எழுத்துப்போட்டிக்கு எல்லாம் நீ போலாம். அங்க நீ போய் உன்னுடைய திறமைய வெளிக்காட்டலாம்னு நல்ல ஊக்கு வச்சாங்க. அவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனா <smacks lips> அதுக்கப்புறம் வந்து போக, போக கல்லூரி எல்லாம் படிக்கும்போது அவ்ளோ எல்லாம் எழுதல. <tsk> ஸ் ஏன்னா நம்ம முக்காவாசி படிப்புல தான் கவனத்த செலுத்தியிருப்போம்ல.
ம். ம். ஆஹா. ம். ம். ஆ. ம் ம். ம் ம். ம். ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா ம். அ சரி உங்க முதல் நாள் வேலை அனுபவம் வந்து எப்பிடி இருந்துச்சு சார்? நீங்கச் செய்யும்போது. ஒரு பதட்டத்தோட இருந்தீங்களா? இல்ல நம்ம நம்ம முதல் ஒரு இதே நல்ல ஒரு ப்ரெசென்ட்டா இருக்கணும் அவுங்களுக்கு. அதக் கஷ்டப்பட்டு நம்ம நல்லா குடுக்கணும். முதல் ஒரு ப்ரெசண்டேஷன்னு அந்தமாரி வந்து என்ன இருந்துச்சா சார்?
ஆமா. ஆமா. <smacks lips> உண்மைய சொல்லப்போனா, எனக்கு ரொம்ப பயமாதான் இருந்துச்சு. ஏன்னா, <chuckles> க கல்லூரியில நம்ம படிக்கும்போது ஒரு தேர்வுல அ நிறைய மதிப்பெண்கள் எப்பிடி பெறணுன்னு தான் அவுங்க கத்து கொடுத்தாங்க. அது தவிர வேலையில வந்து எப்பிடி போய் இருக்கணுன்னு அப் சொல்லிக் கொடுக்கல. அது அவுங்க தப்பு இல்ல. அவுங்க <tsk> எப் எப்பிடி ஒரு ஆசிரியர் வந்து தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் எப்பிடி வாங்கணும், அதத் தான் அவுங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவுங்களுக்கு <tsk> எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க நேரம் அதனால எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. சரி நம்ம ஒரு கட்டுரை எழுதி முடிச்சோன்னா எப்ப குடுக்கணும்? ய அதக் குடுத்த அப்புறம் அதுல ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா, அவுங்க திருத்துவாங்களா? நம்ம திருத்தணுமா? அவுங்ககிட்ட குடுத்துட்டு அவுங்களுடைய எ எண்ணங்களப் பத்தி கேட்டுட்டு திருத்தணுமா இல்லாட்டி, அ, அவுங் அவுங்க என்ன கருத்து கூறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒன்னு எழுதி இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம நினைப்போம். ஐயோ! நான் நல்லா எழுதி இருக்கோம். அதுக்கப்புறம் அவுங்க வந்து ஐயோ! நல்லா எழுதல. இவ்ளோ பிழைகள் இருக்குன்னு சொன்னாங்கனா, நம்ம மனசுல கஷ்டப்படுவோமா? நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு. மு அதனால முதல் நாள் என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த அலுவலகத்துல உதவியவர் ரொம்ப அன்பா இருந்தாங்க. நான் நிறைய கேள்விகள் கேட்டேன். என்ன பண்ணும், எப்பிடி பண்ணும்? எல்லா கேள்விகளுக் கேள்விகளுக்கும் அ நல்லா பொறுமையா நாசூக்கா அவுங்க பதில் சொன்னாங்க.
<laughs> ஆ. ம். ம். ம், ம். ஆ. ஆமா. ம். ம். ம். ம். ம். ம். ம். ம், ம் ம். ம். ம். ஆ. ஓஹோ! உங்க முதல் நாள் வேலையே உங்ககூட எல்லாமே நெருக்கமா நல்லா பழ பழகுனாங்களா சார்? உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்து, இந்தமாரில்லாம் நிறைய உதவி செஞ்சாங்களா சார்?

அய்யோ நெறையா <chuckles> அ சவால்கள் இருந்தன. என்னா இருந்துச்சுன்னா, ஆமாமா. நீங்க சொன்ன மாதிரியே, நான் <tsk> மொதல்ல வந்து 40,000 வார்த்தைகள்ன்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா 2000, 2000, <tsk> 1 வாரம் 12,000ன்னா 4 வாரம்னா <tsk> ஒரு 48,000 1000 வார்த்தைகள். அதுக்கப்புறம் 1 நாள் வந்து இன்னொருத்தவங்க அலுவகல் அலுவலகத்தில என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் <tsk> கூடுதலான வார்த்தைகள் எழுதணும்ன்னு. <tsk> எனக்கு ஐயோ! சரி இதை மட்டும்தான் எழுதணும்னு நெனைச்சு, இந்த நேரத்துல வேற <tsk> இன்னும் அதிகமாவும் எழுதணும்ன்னு சொல்லும்போது, எனக்கு டக்குன்னு, சரி நம்ப எப்படி இதைப் பண்ணப்போறோம்ன்னு ஒரு பயம் வந்துச்சு. அ அதனால அந்த கூடுதல் <tsk> வார்த்தைகள் அ இருக்கிற க கட்டுரைகள் எழுத எனக்கு நெறைய நேரம் எடுத்துச்சு. நெறைய அ <tsk> இரவு நேரம்ல்லாம் நான் தூங்காம எழுதியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, ஆமா. ஏன்னா
ம். ஆமா, கண்டிப்பா. சவால். ம். ம், ம். ம். அய்யய்யோ! ஆ இந்த மாரி இதெல்லாம் உங்க பயத்தை நீங்க எப்படி சார் நீங்களே போக்கீட்டீங்க? நீங்க அதை நெறைய படிக்க ஆரம்புச்சீங்களா? இல்ல, உங்களை யாராவது இது ஊக்குவிச்சாங்களா? எப்படி அந்த பயத்தை உங்க வேலையிலருந்து நீங்க போக்குனீங்க?
அது என்னுடைய பெற்றோருக்குதான் நெறைய நன்றி சொல்லணும். ஏன்னா நெறைய இரவுகள் நான் எ எழுந்து <tsk> வேலை பார்க்கும்போது, அவுங்க <tsk> நான் நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் தொலை பார்ப்பேன். <tsk> நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல்ல. ரொம்ப <tsk> வேலை பார்த்துகிட்டே இருந்தா நமக்கு ரொம்ப சோர்வா இருக்கும்ன்னு நான் அதைப் போய்ப் பார்ப்பேன். ஆனா அந்தத் தொலைக்காட்சியிலருந்து ஒரு சத்தம் வந்தாலும், நான் வந்து அ <tsk> எதாவது உணவு சாப்பிட போனாக்கூட, அவுங்க எதுவுமே சொல்லமாட்டாங்க. தூங்கிட்டு இருப்பாங்க. சத்தம் வந்தாலும் <tsk> சமையல் அறையில இருந்தா இருக்கட்டும், தொலைக்காட்சி பார்க்கும் இருக்கட்டும், அவுங்க எதுவுமே சொல்லமாட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப ஆதரவா இருந்தாங்க அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, "உனக்கு இந்த வேலை பிடிக்கலை. இந்த வேலை உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இன்னொரு வேலையைக்கூட தேடிப் போலாம்ன்னு." <tsk> நெறைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா "ஒரு வேலையைச் சேர்ந்தோம்னா, அந்த வேலையை நம்ம முடிச்சே ஆகணும்னுதான்" சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய பெற்றோர்கள், <tsk> எப்பயோ எனக்கு அந்தச் சுதந்திரத்தை குடுத்தாங்க. இது மட்டும்தான் வாழ்க்கை இல்ல. உன்னுடைய விருப்பம்படி நீ <tsk> அ இன்னொரு வேலையைக்கூட தேடிப் போலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந் ஆதரவே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை குடுத்துச்சு. ஆமா.
கண்டிப்பா, கண்டிப்பா. அ ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆமா. கண்டிப் ம். ம். ம். ம். ம். சரி. சிறந்த கருத் ம். ம். சிறந்த கருத்து சார். சிறந்த கருத்து. அ உங்க வேலையில, இப்ப நீங்க நேரம் வந்து அதிகமா வந்து நீங்க இப்போ இவ்வளோ இது எழுதுறேன்னு சொல்றீங்க. இத்தனை வார்த்தை வரணும்ன்னு. அது உங்க வேலைக்கு வந்து கரெக்ட்டா இருக்கா? "இல்ல, அந்த நேரத்தையும் மீறி நான் வந்து அத அதுக்கு வந்து நேரம் ஒதுக்குற மாரி தான் இருக்கு. இருந்தாலும் வந்து எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கனால நான் அதை செய்றேன்." அப்படின்னு நீங்க எதாவது அத பத்தி எதாவது சொல்ல முடியுமா சார்?